ஆமாங்க.
அவங்க பண்ற விதம் தான். அது மாறி மாறி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அதுவும் எனக்கு ஒரு ஆசைங்க. ஆனா அந்த தவறு வந்து என் வாழ்க்கையில நடக்கவே இல்லங்க. <chuckles> ஆமா. ஆடை தவறு வந்து நடக்கவே இல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆமா, ஆடை
ஒ நல்ல விஷயம். <chuckles> ஆ. ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஆசையே வரலையா? இது, "நல்ல வேலை. இத நம்ம அனுபவிக்கல, அனுபவிச்சுன்னா இந்த மாரி நடந்திருக்கும்" அப்டின்ற மாதிரி.
இல்லங்க. அதுக்கு தான் முற்றுப்புள்ளியா வந்து <chuckles> வேற மதத்துல உள்ளவர திருமணம் செய்ய நெலம வந்துருச்சுல்ல.
<chuckles> ம். அதுக்கப்புறம் உங்க கணவர்ட்ட இந்த மாரி கேட்டீங்களா? "எனக்கு இந்த மாரி முறைப்படி பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா இப்படி ஆயிடுச்சு" அப்டின்ற மாதிரி.
ஆம். அவருக்கு வந்து கிறிஸ்தவ மதத்த பத்தியே வந்து ஒண்ணும் தெரியாது. <chuckles> பூரி ஒரு ஆள்ட போயி நம்ம.
<chuckles> அப்புறம் எப்படிங்க நீங்க வந்து இந்த மாரி உங்க பேரும் இப்படி இருக்கு? எப்படி ஒண்ணா வந்து நீங்க அவங்க வீட்லயும் சம்மதிச்சாங்க? கா இது காதல் திருமணமா?
இல்ல இல்லங்க. காதல் திருமணம் இல்ல. அது ஒரு அதா வந்து அது ஒரு பெரிய சிக்கல். ஏன்னா வந்து எங்க வீட்ல என்ன ஆச்சுன்னா? என் பெரியம்மா பையன்னுக்கு வந்து பொண்ணு பார்த்தருந்தோம். அவங்களுக்கு அந்த அண்ணனுக்கு வந்து பார்த்துருந்தோம். அவங்களோட அண்ணன வந்து எனக்கு திருமணம் பண்டாங்க. அப்போ பொண்ணு குடுத்து பொண்ணு எடுத்த மாரி அப்படி திருமணம் பண்ணதுனால
ம். <chuckles> சரிங்க. ஆ ஐயயோ! அதுல மாட்டிக்கிட்டீங்களா நீங்க?
ஆமா. அதனால இந்த இது, இதெல்லாம் வந்துட்டு அதுல வர்ல. <chuckles> இல்லன்னா அந்த கேட்டகிரி ல வந்துட்டு
அதுதான் பாருங்க. இந்த ஆடையும் உங்களோட ஆடையோட ஆசையும் வந்து அதில வந்து நிராகரிச்சு.
குழி தோண்டி பொதச்சுட்டாங்க. <chuckles>
அதுதாங்க. <chuckles>
ஆமா.
ம். அது ரொம்பவே கஷ்டமா தானே இருந்திருக்கும். ஏன்னா, நீங்க ஆசையா, சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்துருப்போம் உங்க மதப்படி. இந்த மாரி இவ்ளோ நா அப்ப நம்பளும் 1 நாள் 1 காலத்தில வந்து, நம்மளுக்கும் 1 திருமணம் வந்துச்சுனா இந்த மாரி தான் அழகா இந்த மாரி கௌன போட்டுக்கிட்டு. அது நீங்க சொல்ற மாரி அழகா இருக்குங்க. அந்த நடந்து வந்து கையில வேற ஒரு பொக்கேவோ அந்த ஒரு பூச்செண்டு மாரி வச்சிருப்பாங்க. அதுவும் வந்து, அந்த திருமணம் முடிஞ்சன்னே ஏதோ தூக்கி போட்டா அது அடுத்தவங்களுக்கு ஏதோ அ திருமணம் உடனே நடக்குன்ற மாரி சொல்லுவாங்க.
ஆமா. ஆமாமா. <chuckles> ஆமாங்க. தூக்கி போட்றது யாராவது யார் புடிக்கிறாங்களோ, ஆ அப்ப வந்துட்டு அவங்ளுக்கு திருமணம் நடக்குன்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா அது ஒரு நம்பிக்கை தான் அவ்வளோதான். ஆ இ இது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆமா, ஆ அவ வந்துட்டு என் நாத்தனாருக்கு வந்து இந்த மாரி ஆ. திருமணம் இப்படி நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? பட்டு சேலை கட்டி? ஆனா, அவளுக்கு வந்துட்டு <chuckles> அவளுக்கு கவுன் போடணும்னு அவளுக்கும் அந்த ஒரு ஆசை இருந்தது. அப்பவும் அது நெறவேறல அப்படிங்கும்போது என்ன பண்ணிட்டனா, ம் குழந்தையோட முதல் பிறந்த நாளக்கி அந்த மாதிரி ஒரு கவுன் எடுத்து, இவளும், அவளும் சேர்ந்து டால் மாரி நடந்து வந்துட்டுருந்தாங்க. ஆ.
அது நீங்களும் பண்ணுவீங்களா? ஆ. சரி சரி. ஆ. ஆமாங்க. ஆ. ஓ. அப்பனா அது அ அவ்ளோ கோலாகலமா அந்த முதல் குழந்தையோட பிறந்த நாள் பண்ணியிருக்காங்க.